வேற ஜெனரலாவே இங்க நான் மிஸ் ஆயிட்டேன்னோம்ன்னு போது, என் கூட வந்தவங்க யாரும் வழிமாறி போய் என்ன விட்டு போனா நான் தொலஞ்சுருவேன்ல. நான் தொலைஞ்சென்றது என்ன விட்டு போக்கூடாது. நானும் அம்மாவும் காலேஜ்ல என்னைய ஹாஸ்டல்ல விட்றதுகாண்டி பஸ்ல போறோம். அப்ப வந்து அம்மா வந்து அங்க கோவில்ல மோர் குடுக்கிறாங்க. பக்கத்தில தான் வாங்கிட்டு வர்றேன்னு இறங்கிட்டாங்க. நான் ஜெனரல்லா விடவே மாட்டேன். நானும் தொலைஞ்சி போக்கூடாதுனு நினைப்பேன். என்ன விட்டு போயிட்டாலும் நான் தனியா நிப்பேண்ணு. நான் வளந்தாலும் எனக்கு பயம் தான் எனக்கு. அம்மா இறங்கி போயிட்டு பஸ் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. நானு பேசுறது இப்ப "ஐய்யயோ! என்ன பண்ண? நான் இப்பவுமே அப்ப என்" இப்ப உங்ககிட்ட சொல்றப்ப தான் தெரியிது. அப்படியே பேசாம ஸ்ட்ரக் ஆகி நிக்கத்தான் செய்றேன். அப்பவும் அப்படி தான் நிக்குறேன். ஆனா என்ட்ட பக்கத்தில என்னைய கவனிச்சவங்க, "இல்ல இவங்க அம்மா இறங்கிப் போயிருக்காங்க, வரட்டும்" அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்றாங்க, கண்டக்டர்ட்ட சொல்றாங்க. சரின்னு வெயிட் பண்ணாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்னாங்க. எங்க அம்மா ஏறிட்டாங்க. அப்ப என்னுடைய எல்லா அனுபவத்திலும் தொலைச்ச அ, ஆமா, ஆமா.
கண்டிப்பா. சரிங்க. அச்சச்சோ! கண்டிப்பா. கண்டிப்பா. அச்சச்சோ! கண்டிப்பா. ஓ! புரியுது. கண்டிப்பா. கண்டிப்பா. அதாவது நீங்க ஓ ஓதா அதிர்ச்சியிலேயே நீங்க நிக்கிறீங்க? கண்டிப்பா. கண்டிப்பா. அதாவது நீங்க உங்க பயணத்த பத்தி ரொம்பவே அழகா சொன்னீங்க. அதாவது நீங்க ஒரு திசை மாரி ஒரு கோவாக்கு போனபோது நண்பர்களோடு அதது நீங்க தவறி போனாலுமே நீங்க அந்த இடத்துல பயப்படாம அழகா அந்த கூபுள் Google Mapப வச்சு நீங்க அதோட உதவியால நீங்க வந்திருக்கேன்றதையும் அழகா சொன்னீங்க. அப்புறம் ஒரு கோயிலுக்கு போயிருக்கும்போது அந்த சிலையை பார்த்து ரசிச்சு நீங்க அங்கேயே நின்னுட்டீங்க. அப்போ திருப்பியும் பெற்றோர்கள், உங்கள கண்டுபிடிச்சு வந்தாங்கன்றதையும் நீங்க அழகா சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. நன்றி!
நன்றி.

இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பயணம் பண்ணுவோம். அ, நம்மளுக்கு தெரிஞ்ச இடமா இருக்கட்டும், தெரியாத இடமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பரவால்ல, நம்ம கொஞ்சம், நல்லா பயணம் பண்ணுவோம். அப்படி ஒரு பயணம் பண்ணும்போது, நீங்க ஒரு திசை மாரி போன ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? அந்த திசை மாரி போனம்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த பயணம்? உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது அனுபவம் இருந்தா கொஞ்சம் எங்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
அ, நாங்க வந்து ஃபேமிலி ட்ரிப்புன்னு சொல்லிட்டு கோவா போனோம். அது ரொம்ப புது இடம். அ அது போறதுக்கே ஆக்சுவலா ஃபேமிலியோடயே எங்களுக்கு வழி தெரியல. அ நாங்க நிறையா பஸ்ஸு மாறி மாறி போயிட்டு, அப்புறம் வழி தெரியாம, கடைசில, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள்ல 3/4 நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி, டாக்ஸி இந்த மாதிரியே புக் பண்ணி போயிடுவோம். அமௌண்ட்டு பார்க்காம பண்ணிடலாம். ஏன்னா டைம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. டைம் ப்ளஸ் காஸ்ட் வேஸ்ட்.
ஓ! சரிங்க. அச்சச்சோ! சரிங்க அச்சச்சோ! நீங்க வந்து நீங்க போறதுக்கு வந்து முன்னாடியே நீங்க அனுபவம் இல்லையா உங்களுக்கு? நம்ம இந் கோவாக்கு போணும்னா, அதுக்கு முதல்ல ட்ரெயின் மாரி போலாம் இல்ல, பஸ்ஸில இப்படி போலாம். இந்த இடம் வரைக்கும் பஸ்ல போலாம். அடுத்த இடம் ட்ரெயின்ல போலாம் அந்த மாரி உங்களுக்கு, எதுவும் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி வைக்கலையா?
இல்ல. நாங்க வந்து ஃபேமிலில கொஞ்சம் அ எங்களுடைய ஏஜ் செட்டா போயிருந்தோம். அதனால, சடன் பிளான் பண்ணது.
ஓ! சரி. ஓ! சரிங்க, சரிங்க.
அ சடன் பிளான் பண்ணது. அப்போ வீட்டில் வந்து ஒரு விசேஷம், எல்லாரும் இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. சரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சடன் பிளான் ஒருத்தர் பண்ணி எல்லாரும் அப்படியே போய்ட்டோம். போய்ட்டு போற போக்கில எல்லாம் பாத்துக்கிருவோம், பார்த்திருக்கிருவோம்னு சொல்லி போனது.
ஓ! சரிங்க.